அந்த மாதிரி ஜென்ஸ் இல்லாத ஒரு இடத்துல, ஏன்னா இவ அவுங்க ஆம்பளைங்க வந்து கோவம் வந்துரும், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கூட்டம் போட்டுகிட்டு, எல்லாருமே அனுமதிக்க மாட்
ஆமாங்க. கூடி பேசினாலே உனக்கெல்லாம் பொறுக்காது. <chuckles> ஆமா.
ஆ அனுமதிக்க மாட்டாங்க. அதனால எங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, ஏ நாளைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்றோம்பா. நீ உனக்கு என்ன பிடிச்சதோ, நீ செஞ்சுட்டு வா. உனக்குப் பிடிச்சதை நீ செஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு. அதான் சொல்லுவாங்கள்ல, பல வீட்டு சாப்பாடு. ஒரு வாரத்துல <chuckles> ஒரு நாள்.
அந்தப் பள்ளிக்கால, அந்தக் கல்லூரி காலத்துல நடந்ததலாம் நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. <chuckles>
ஆம். ஆமாங்க. அது எனக்கு அது ஒரு சந்தோஷம் உண்மைலயே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் நட்பு வந்து நமக்குள்ள நெ ஒரு நெருக்கமான ஒரு நட்பா இருக்கும்.
ஆமா, ஒரு வலிமையா காணப்படும். வலுமையா, ம்.
வலிமையா இருக்கும். ஆமா, அவங்க அவங்க செஞ்ச ரெசிப்பிக்கெல்லாம், ஷேர் பண்ணிக்கிறது. அதுக் அப்புறம் இதை எப்படி செஞ்ச? ஒருத்தவங்கலாம் இட்லி கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு வி விதமா இருக்கும். ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. அந்த இட்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியே இருந்துச்சு. கைய அமிக்கிட்டு எடுத்தா அப்படியே புசுன்னு மறுபடியும் எந்திருச்சு நிக்குது. அந்த அளவுக்கு.
ஓ, பஞ்சு மாதிரி. <chuckles>
பஞ்சு மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் அப்பதான் நான் பாத்தேனே! பஞ்சு மாதிரி இட்லி.
அ அ. ஓ, இது மூலியமா அவங்களோட ஒரு, ரெசிப்பியகூட நம்மளக்கு வந்து, தெரிய வருது, இப்படி இப்படின்ட்டு.
ஆமா, கண்டிப்பா. இப்ப ஒரு 10 பேர் கூடி நின்னா, அவங்களோட கைத்திறன்கள் வந்து, அவங்களுக்குனு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம்னே. எல்லாருமே சேர்ந்து, அவங்க அவங்க ஒரு திறமையை காமிக்கிறதுக்கு அது ஒரு இடம். அது ஒரு நேரம். ஆமா, உண்மையிலேயே அதுலாம் ரொம்ப அருமையா, நீ அப்ப சே அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிருவோம். இது போன மாசம் எடுத்த போட்டோ. ஆமா. அதை அழகா செ அந்த குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்கலாம் ஒரு குரூப்பா உக்காந்துக்குங்க. அப்ப அந்தந்த குழந்தைகளோட, அந்தந்த குழந்தைங்க எல்லாம் ஜாயின் பண்ணி பேசி, சிரிச்சு.
ஆ, சரி. ம். ஓ நினைவு.

ஆமா. அதுங்களுக்கும் ஒரு இது, நட்பு ஏற்பட்டுருச்சு.
ஆமா. அப்பனா, எல்லாரும் என்ன நெனப்பாங்கன்னா, சனி, ஞாயிறு எப்படா வரும் அப்பிடின்னு கேட்டுக்கிட்டு, அந்தமாரி ஒரு அந்த
ஆ. ஆமா. ஆனா, பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா, 24 மணி நேரம் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். நமக்குன்னு ஒரு அப்போ உங்க கணவர் இந்தமாதிரிலாம் யாரும் இது, இது. இது சொல்ல மாட்டாங்களா?
ஆமாங்க. அவரு ப அதுதான் சொல்றேமே! வெளிநாட்டுல இருக்கிறவங்கல்லாம் வந்து ஏ, எ எங்க வீட்டுகாரர் வெளிநாட்டுல இருக்காரு. பாதி பேர் வீட்ல பாத்தீங்கன்னா, எல்லாமே வெளிநாட்டுல தான் இருக்காங்க. ஆ, இந்த வயசானவங்க வேணா இருப்பாங்க. அவுங்களுக்கும் மனசு தொந்தரவு குடுக்காத அளவுக்கு, மொட்ட மாடிக்கு போயிருவோம் நாங்க.
ஓ! புரியுது. ம். செரி, செரி. ஆ. <laughs> ரொம்ப எனக்கே இது பிரமிப்பா இருக்குங்க. இப்பிடி இருக்கீங்களா? எனக்கு புதுசா தெரியுது. நானும் உங்களோட இதுல சேர்ந்துக்கணுன்றமாரி ஒரு எண்ணம் ஏற்படுது. <laughs>
அதுலாம் பிரச்சனயே இல்ல. உண்மையிலேங்க, நல்லா இருக்கும். அதாவது, நம்ம வந்து நம்ம வந்து சுமூகமா உறவுகள வந்து நம்ம எப்பிடி அந்தமாரி நம்ம அடையிறோம் அப்பிடின்னா, நம்மளோட பேச்சு திறன்னு இருக்கு. நம்ம முதல்ல நம்பிக்கை குடுக்கணும் அவுங்களுக்கு. ஏ இவுங்ககிட்ட பேசலாமா! பையன் புதுசா இருக்காங்களே! அவுங்க ஊர் பழக்க வழக்கம் எப்பிடியோ! ஆ, இன்னு நெறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் போட்டு குடுக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க, பாருங்க. ஆ, ஆ, இந்த பக்கட்டு உள்ளத அங்கிட்டு சொல்லி விட்டு சண்டை போட்டு விட்றவங்களும், நெறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க. அது உண்மையிலே அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும். கொஞ்சம் பாத்து, பாத்து பயப்படணும், பே <tsk> அந்த பழகுறதுக்கு வந்து, கொஞ்சம் பயப்பட்றமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்பிடின்னா, நாம எப்படி ஒரு கேரக்டர்ங்கிறத முதல்ல அவுங்களுக்கு, தெளிவா புரிய வச்சுட்டாலே போதும். செரி. இந்த பொண்ணு அந்தமாரி பொண்ணு கெடையாது. ஆமா, என்னங்க?
கண்டிப்பா. ம். ஆமா, ஆமாங்க. பாத்து தான் நடந்துக்கணும். <laughs> ஆ கோலி மூட்டிவுட்டு சண்டைய முட்றது. ஆமாமா. ம். ம். நம்பிக்கைய குடுக்கணும்.